ஓ! ஆ. புரிஞ்சுது. ஆ, ம்.
நானு. நான் வந்து, அதுக்கான காசு குடுக்கணும்னு எனக்கு புரியலையே அப்டினேன், இல்ல, அது அ, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தரமாட்டாங்க, ஆனா, அது நாம உபயோகப்படுத்திக்கலாம் அப்டின்னு. ஏம்மா, அப்டி இருந்தா நிச்சயமா பிரச்சனை வரும் இல்ல ஏன்னா ஒரு 3. ஆமா, 3
ம். ம். பிரச்சனை வரும்ல, ஆ. கண்டிப்பா. ஏன்னா அது அ அது ஒரு பிரச்சனைக்குரிய எடம், அதுக்கு காச குடுத்து நம்ம வாங்கி, திரும்ப பிரச்சனைய காசு குடுத்து வாங்குற மாதிரி ஒரு, இது. ம் ம்.
ஆமா ஆமா. இத சொல்ல ஆரம்பிக்கிறப்பயே எங்க அம்மாவுக்கு வந்து குரல் உள்ள போயிருச்சு. அ, என்னது இது ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு, சரிம்மா நீ பார்த்துட்டு சொல்லு வாங்குறன்னா, வாங்கிக்கலாம் அப்டின்னு வுட்டேன். நான் என்னன்னா அந்த எடத்துல அந்த பிரச்சனை 18,00,000ங்கிறது வந்து லோன் எடுத்துக்கலாம். ஆனா, இந்த இடத்திற்காக நாம அவ்வளோ தூரம் ஒரு பெரிய வந்து ரிஸ்க் எடுக்கணுமா அப்டின்னு சொல்லறதுல எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்ல. அத நான் நேரடியா சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப உனக்குத்தான் அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இல்லையா? நான் வாங்கணுங்கிறக்காக நீ வேணான்னு சொல்ற, நீ நான் பேச்ச சொல்ற பேச்ச எதுவுமே கேக்குறது இல்ல, திமிர் எடுத்து ஆட்றீங்க, வேலைக்கு போறீங்க அப்டின்னு எல்லா விஷயங்களும் மொத்தமா கிளம்பி வரும் அந்த இடத்துல.
ம். ம் ம். இல்ல. ம். ம். ஓ! வலிக்குது. பிரச்சனையாவே உருவாக்கிறுவாங்க. ஆ, அது பெருசா அந்த எடத்துல புரிதல் வந்து இல்லா ஆ இருந்திருந்திருந்தா, அ நீங்க சொன்னதுக்கு அது வேணாம் அப்டின்னு சொல்லிருந்தா சரின்டிருப்பாங்களா? அந்த புரிதல் இல்லாதனால தான் இப்படி சொல்லிருப்பாங்க அப்டின்னு நீங்க நெனைக்கிறீங்களா?
ஆமா ஆமா. அதற்குப் பதிலா புரிதல் புரிதல் இல்ல. அவங்களுக்கு இடம்கிறது ஒரு தேவை. அது ஒரு சொந்த வீடுங்கிறது ஒரு கனவு யாரா இருந்தாலும். அப்ப அந்த கனவு நோக்கி அவங்க ஒரு ஆமா, அவங்க அந்த கனவு நோக்கி ஒரு அடி எடுத்து வெக்கிறப்ப நீங்க எடுத்து வச்ச, அ, ஸ்டெப் வந்து தப்பு அப்டின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பான்மையோருக்கு கோவம் தான் வரும். அதான் நான், முன் முன்னாடியே சொன்னேன்ல நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம், ஆனால், அந்த உண்மைய வந்து நம்ம எந்த மாதிரி வகையில சொல்றோம் அப்டிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இதுல.
ம். ம் ம். கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். ம். ம். கோவம் வரும். ஆமா. ம். ம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா, நம்ம வந்து நேரடியா நீங்க சொன்னது மாதிரி, இது முடியாது நீங்க வாங்கக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது எது கோவம் வந்து பிரச்சனை தான் வரும். அப்ப வந்து நீ ஒரு விஷயத்த நல்ல விஷயம் நீ பண்ணவிடமாட்டியா, நீ இப்படியா? நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி கோபப்பட்டு இருப்பாங்க. அத வந்து நீங்க நல்ல முறையில வந்து கையாண்டு இருக்கீங்க. ஏன்னா, இல்லைன்றத வந்து எந்த எடத்துல வந்து, எப்படி சொல்லணும்ன்றத வந்து, நீங்க அழகாவே வந்து அந்த விஷயத்த கையாண்டு இருக்கீங்க. ஏன்னா சில பேருக்கு ம். சொல்லுங்க.
ஆமா ஆமா ஆமா. ஆமா. ஏன்? ம். சொல்லுங்க. இல்ல என்னன்னா, அந்த நிலத்த வாங்கணும்னு எடுத்ததோ அவங்க முடிவு. இப்ப வந்து அவங்க என்ன நம்பி இருப்பாங்க அப்டின்னா, நம்பி இன்னைக்கும் நம்பிட்டு இருப்பாங்க அப்டின்னா, அத வேணாம்னு எடுத்த முடிவும் அப்டிங்கிறது, அந்த வேணாம் அப்டின்னு சொன்னது அந்த எடத்துல அவங்க தான் சொன்னா, ஆனா அந்த வேணான்னு சொல்ல வச்சது நானு. அந்த முடிவு என்கிட்ட இருந்து வந்தது. அத வந்து, அது அது, அவங்க நன்மைக்காக தான். ஆனா, அது அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எடத்துல.
ம். ம். ஆமா. ம். ம் ம். ஆ. உண்மையாவே அது தெளிவா சொல்லிருக்கீங்க, ஏன்னா, அவங்க வயதானவர்கள்ன்ற போது, நீங்க அந்த விதத்துல வந்து கையாண்டு அவங்கள அந்த முறையில இல்லைன்னு அத எப்டி, சொ தெரிவிக்கணுமோ அத அவங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஆ, உண்மையாவே உங்களுடைய அந்த, எந்த இடத்துல நோ சொல்லணும்ன்றத வந்து, உங்ககிட்ட இருந்து நான் நல்லாவே கத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி!

என்கிட்ட கேட்டுருக்கும். அது வந்து எடுக்கலாமா?
ஆமா கண்டிப்பா. ஏன்னா நீங்க உங்கள சார்ந்துதான இருக்குங்கற பட்சத்துல, கண்டிப்பா உங்கள்ட்ட கேட்டு அணுகியிருக்கணும். ம். ம். இல்லப் புரியுது, ம்.
ஆமா. அதாவது என்னை கேட்டெடுக்கணும்ங்குற அதிகாரத்துல நான் சொல்லல. ஏன்னா அதனுடய மது அது அதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா, ரூ.18,00,000 அது.
ம்ஹ்ம்.
அப்ப ரூ.18,00,000க்கு வாங்குறப்ப நமக்கு அது ஒரு வீடு சேந்து அது ஒரு கிராமம் தான். ஒரு வீடு சேந்து வந்தா பரவால்ல. ஒண்ணும் இல்லாம வெறும் இடத்த வாங்கணும். அதுவும் பின்னாடி இருக்க. அதே நிலத்த ஒட்டி இருக்க, பின்னாடி இடத்துல வந்து பிரச்சனையும் இருக்கு அப்டிங்குறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஒ ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்ல பேசுறப்ப நம்ம அலைபேசியில பேசணும்னு வெச்சுக்கோங்களேன், நம்ம உண்மயிலயே என்ன சொல்ல வர்றோங்குற அந்த உணர்ச்சிகள வந்து, அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியாது, அதுலயும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு. அதனால நான் என்ன சொல்ட்டேன். சரிம்மா நான் இந்த வாரம் ஊருக்கு வரேன். நம்ம ஊருக்கு வந்ததும் பேசிக்கலாம் அப்டின்னு சொல்லி அப்போதைக்கு தள்ளிப் போட்டுட்டு என்ன பண்ட்டேன், ஊருக்குப் போறேன், அந்த வார இறுதியில சரிங்களா. சென்னைல
ம்ஹ்ம். ம். ஆமா. ம், ம். ம், ம். கண்டிப்பா, ஆ, ஆமாம். ஓ! சரி, சரி. ம், ம்.
ஏன்னா, இந்த காலகட்டத்துல நான் சென்னைல வேல பாக்குறேன். சென்னைல இருந்து நான் ஊருக்குப் போலாம் அப்டின்னு சொல்ட்டு ஊருக்குப் போறேன். ஊருக்குப் போனவுடனே மா அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமயிலயே முதல் விஷயமா இது தான் எடுக்குறாங்க, காலைல எந்திரிச்சதும். எனக்கு இந்த காலைல எந்திரிச்சதும் நான் அந்தத் தூக்கலக்கத்தோட உக்காந்துருக்கப்ப பேசுறதுலா எனக்குப் பயங்கர கோவம் வரும். ஆனா இந்த இடத்துல ஒண்ணுமே பேச முடியல. ஏன்னா, நான் எதாவது சொன்னா நான் கோ அவங்க கோவப்பட்டு கத்தலாம். நான் கோவப்பட்டு கத்துனேன்னு வெச்சுக்கோங்களேன், அவ்ளோதான் மொத்தமா பிரச்சனை ஆயிரும் அப்டிங்கிறப்ப, நான் பேச அவ பேசவிட்டேன் அவங்கள. சரி பேசுங்க அப்டின்னு. அவங்க ஒரு 1/2 மணி நேரமா, "அந்த வீடு அப்டி இருக்கு. இவ்ளோதான் ரேட்டு கம்மியா இருக்கு. இது அங்க போகுது." இந்த பெரும்பான்மையான நேரங்கள்ல, அது எங்க அம்மாட்டனு இல்ல. பெரும்பான்மையான நேரங்கள்ல என்ன சொல்ல வரவங்களோ அத ஃபுல்லா சொல்ல விட்றனும். நான் அமைதியா உக்காந்துடேன். ஒண்ணுமே சொல்ல. நல்லா கேட்டு முடிச்சுட்டு
ம். கண்டிப்பா, ம். ம். ஓ. சரி, சரி. ம், ம். ம். கேக்குறதுக்கு மட்டும் அமைதியா இருக்குற மாரி, கேக்கே அ, ம்.
ஆமாமா. நான் க நான் உண்மயிலயே லிசன் பண்ணுவேன். பண்ணி கேட்டுட்டு அதுல, அவங்க அங்கங்க அவங்களே ஒரு 2, 3 பிரச்சனைலாம் சொன்னாங்க. அத மட்டும் மைண்டுல நோட் பண்ணி வெச்சுக்கிட்டு. "சரிம்மா இது வந்து நீ சொல்ற மாரியே வாய்ங்க்கலாம். ஒண்ணும் பிரச்சன இல்ல. அ, இப்ப இந்த பில்டிங் வந்து பின்னாடி இருக்க அந்த லேண்ட் என்னது?" அப்டின்னொன்ன, அத அவங்க கேக்கவே இல்ல, அது என்ன பிரச்சன அப்டின்னு. "அப்டியா, அது அப்பத அது ஆமா அது ரெஜிஸ்டர்ல பண்ண மாட்டாங்க. அப்ப அதுக்கும் சேத்து காசா, இல்ல அதுக்கு சேத்து காசு இல்லயான்னு கேளுங்க" அப்டின்னு நான் சொன்னேன். அந்த விஷயம் வந்து, அவ்வளோ நேரம், அவங்க அவ்ளோ ஆழமா யோசிக்கல. சரி நான் போய்க் கேக்குறேன், அப்டின்னுட்டு போய்ட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அத பத்தி பேசவே இல்ல. அப்புறம் அடுத்த நாள் வரங்க. அடுத்த நாள் வந்துட்டு அந்த இது கேட்டேன். "அந்த பட்டிக்குலர் அதாவது ஒரு பின்னாடி இருக்க அந்த சிறு பகுதி வந்து, ஒரு 1/2 செண்டு மாரி இருக்கும், அந்த இது. அது வந்து வராதாமா, அது வந்து அவங்க நம்ம பேர்ல பண்ணி குடுக்க முடியாதான். அதுல வந்து இந்த ஆய்வறிக்கைகள் பிரச்சன இருக்கும் போல இருக்கு. அதனால வந்து அது நம்ம பேர்ல வராது. ஆனா வந்து அதற்கான காசு நம்ம குடுக்கணும்." அப்டின்னாங்க.
ம், ம். ம்ஹ்ம். ஓ! செரி, செரி, ம். ம், ம். ம்ஹ்ம். ம். ம்.